அது தான் தெரியலைங்க. ஏன்னா மொத தடவ பண்ணனால, என்னென்ன சுதப்பல் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனா, நாம வந்து அப்ப, இந்த மாதிரி நிறைய திங்க்ஸ் வாங்கிட்டு செய்யும்போது நமக்குக் கடுப்பா வரும் பாருங்க. நாம போட்டுச் செஞ்சிருக்கோம். நாம வந்து இப்படி போட்டுச் செஞ்சப்போ, இப்படி ஆயிப்போச்சு! அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஓஹோ. ஓ, புரியுதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ங்க. ஆ. அதே தாங்க. எங்க வீட்ல இதே பிரச்சனை நடக்கும். அம்மா அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, "கொஞ்சமா செஞ்சு பாரு" அப்படிம்பாங்க. அஹ். கொஞ்சமா செஞ்சு பாக்குறதே நமக்கு அவ்வளவு அதிகமா இருக்கிறது, நமக்குத் தான் தெரியும். அதே தாங்க.
ஆமா, அப்போ, ஆமா. அது என்னமோ உண்மைதாங்க. அதே மாதிரி இந்த பிஸ்கட் வந்து செய்ய முயற்சி பண்ணேன். ஒரு ஒரு தடவை. குழந்தைகளுக்காக சரி, நம்ம சத்தா பிஸ்கட் செஞ்சு கொடுத்துருவோம். ஆஹ் வீட்லன்னா அந்த ராகி, கேப்பை, கேழ்வரகுல செஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு <laughs>
சரிங்க. அ. ஆஹா. ஆமாங்க. நம்ம சத்தா செய்வோம். ஏன்னா, வெளிய வாங்கி கொடுத்தா வந்துட்டு, சத்து இல்ல அப்படினுட்டு செய்ய ஆரம்பிச்சிங்க. சரி என்னதான் நடந்துச்சுங்க?
ஆமா, அப்படி செய்ய ஆரம்பிச்சேன்ங்க. என்ன ஆச்சுன்னா, அ, நம்ம இட்லி பாத்திரத்துல தான் செஞ்சேன். அப்போ கீழ கல் உப்பு போட்டு, அடித்தளம் போட்டுச் செய்வோம் பார்த்தீங்களா? அப்ப என்ன ஆச்சுனா, கீழ உள்ள பிஸ்கட் மட்டும், ம் அது அ
ஆஹா, சரிங்க. ஆமாங்க. அஹ், அதே தாங்க. நல்லா வெந்திருக்கும். ம்.
ஆ, கொஞ்சம் கருகிடுச்சு.
அடடடா! சரி, சரிங்க. அ.
ஏன்னா, அந்த மேல அடுக்குல உள்ளது பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கு. ஆனா க்ரிஸ்ப்பா இல்ல. நல்லா ஒரு மொறு மொறுன்னு இல்ல. ஆனா கீழ உள்ளது மொறு மொறுன்னு இருக்கு. ஆனா கொஞ்சம் கருகிருச்சு.
ஓஹோ. ஆஹா, புரியுதுங்க. ஆஹ். <laughs> அந்தக் கருகுன ஸ்மெல் வரலைங்களா உங்களுக்கு? வெந்துட்டு இருக்கும்போது.
அப்போ வந்து வரலைங்க. அது உப்பு போட்டனால அந்த கருகின ஸ்மெல் வரல. ஆனா வந்து நம்ம கல் உப்பு வேற போட்டு இருக்கோம் பாருங்க. ஆனா அந்த கருகின ஸ்மெல்லே வரல. எடுத்துப் பாக்கும்போது தான் தெரியுது பிஸ்கட் நல்லா ஆனா மொறு மொறுன்னு இருக்கு. உடைச்சா நம்ம கடைல வாங்குனா உடைச்சா எப்படி உடையும்? அந்த மாதிரி நல்லா உடையுது. பார்க்கவே மொறு மொறுப்பா இருக்குது. ஆனா வந்து ஆமா, தீஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா மேல உள்ளது மொறு மொறுப்பு இல்ல. கொஞ்சம் அ கொஞ்சம் இந்த மாவு பதம் அதாவது நல்லா வெந்துருக்கு. ஆனா வெந்துருச்சு. ஆனா அந்த மொறு மொறுன்னு வர்ற ஸ்டேஜ் வரலை. அப்போ சரி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது அதைவிட இது ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. கருகினது வந்து கருகினது வாட வந்துருச்சு. கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துருச்சு. ஆனா இந்த மேல மேல அடுக்கு வந்தது ஆனா வந்து நல்லா இருந்தது. சரி என்னமோ வேஸ்ட் பண்ணாம முயற்சி பண்ணது, சாப்பிட்டுட்டு
அடடா. ஆஹா. ஆமாங்க. சரிங்க. அ. ஆமா, ஆமாங்க. நல்லா தீஞ்சு போச்சே ஆஹா. ஆஹா, சரிங்க. அதான், அதாங்க. ம். ஓஹோ. ஆஹா. ஆ ஆனா வந்து நல்லா இருக்குது அதுதான். ம். சரி, சரிங்க. நானும் செஞ்சேங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா, கீழ இருக்குறது வெந்துருச்சு, மேல இருக்குறது வேகாம போயிருச்சு.
ஆங். நீங்க வந்து கரெக்ட் ஆன டைம்ல எடுத்திருக்கீங்க, அப்போ கீழ இருக்குறதை. நான் வந்து அது தான் எடுத்துட்டு வைக்கணும் போல இருக்குதுங்க. கீழ இருக்குறது சரியான சமயத்துல எடுத்துட்டு மறுபடியும் மேல இருக்கிறத வேக வைக்கணும் போல. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கீழ இருக்கிற எடுக்காம விட்டுட்டேன்.
ஆ ஆனா, மேல இருக்குறது வேகவே இல்லைங்களே! அதான், அதாங்க. ஆ. நா அப்றம் என்ன பண்ணீங்க நீங்க?

ஓஹோ! சரி, சரிங்க. ம்.
அது வராது கருகிருச்சு. ஆனா மேல இருக்கறது கரெக்ட்டான பக்குவத்துல வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டா நல்ல முறுமறுப்பு கிடைச்சிருக்கும். ஆனா கீழழுது ரொம்ப கருகியிருக்கும். அப்பறம் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் வச்சிருந்திருக்கணும். அது எனக்கு தோணல. முதல் தடவ செய்யும்போது. ஆனா மிச்சம் மாவு இருந்துச்சு. அப்போ 2 வது தடவ 2வது அடுக்கு வைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டேன். கீழவுள்ளது எடுத்துகிட்டேன். <chuckles> கீழஉள்ளத வந்து நல்லா மொறு மொறுப்பானோனே ஆ நல்லா வந்துருச்சுங்க. 2 வது தடவ. அ அந்த கீழ உள்ளத வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் மேல உள்ளத கொஞ்சம் நேரம் வேக உட்டேன் பாருங்க. அப்ப 2மே வந்து நல்ல ஒரு சரியான பதத்தில. நல்ல ஒரு மொறு மொறு போட கெடைச்சிச்சுங்க.
ஆஹ. ஆஹா, ஆமா ஆமாங்க. அதனால நீங்க எடுத்துட்டீங்க ஆஹா! சரி, சரிங்க. ஆ சரிங்க. ஓஹோ! ஆஹா. அது எப்படி வந்துச்சுங்க நல்லா வந்துருச்சுங்களா? ஆஹா. ஓ! ஓ. அருமைங்க, அருமைங்க. பரவாயில்லங்க. எப்பயும் கேக்ல சொத பண்ணாலும் பிஸ்கெட்ல சாதிச்சுட்டீங்கன்னு சொல்லலாம்.
ஆமா கண்டிப்பாங்க.
அ எப்படி சொன்னாங்க? வீட்ல இருக்கிறவங்கல்லாம் என்ன சொன்னாங்க சாப்ட்டு பாத்துட்டு?
ஆமா. ரொம்ப நல்லாந்துச்சு. அதுவே நல்ல வேள அ வாங்குனதுல அந்த கேக்குக்கு வாங்குன மிச்சத்த பொருட்கள வச்சு தான் செஞ்சேன் இது. ஏன்னா வீன் ஆக்கிடக்கூடாது. அடிங்கதுக்காவது சரி. ஏன்னா பாதி பட்டர வந்து அதல வேஸ்ட் ஆக்கிட்டேன். பட்டர எவ்வளோ வெளக்கு விக்கது? அப்படிங்கும்போது அதனால சரி இத வந்து இதில வந்து சமாளிச்சுட்டோம் ஒரு வழியா அப்படிங்கிற மாரி இருந்துச்சுங்க.
ஓஹோ! சரி, சரிங்க. அ. ஆஹா. ஆமாங்க. ம். சரி, சரிங்க <chuckles> அருமைங்க. அ அழகா சொன்னீங்க. அ எப்படி நீங்க வந்து உங்களோட ஆ. அ விடுதியில இருக்கிற அ தோழிக்கு வந்து சாப்பாடு கொண்டு போய் குடுத்தது. அதுக்கப்புறம் வீட்ல நீங்க புது புதுசா ஏதாவது ரெசிபி செஞ்சு சொதப்புனது. அ அப்போ அந்த வீட்ல இருக்கவங்கள எப்படி சமாளிச்சது? அவங்க உணர்வுகள வந்துட்டு எப்படி நீங்க மதிச்சது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. ஆ உங்களோட பேசும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அ கண்டிப்பா உங்களோட மீண்டும் பேசுறேங்க. நன்றிங்க.
நன்றிங்க.

ஆமா. நம்ம சாப்புடும்போது நம்ம சாப்புடுறதுக்கு ஏத்த மாரி நல்ல காரமா செஞ்சுருவோம். அது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இறங்கவே இறங்காது. அப்பலாம் நான் என்ன பண்ணுவேன். இந்த ஆல்டர்னேட்டிவா வந்து, அந்த கூட தயிறு தொட்டு குடுக்கிறது. ஆ அந்த மாரி எதையாவது தொட்டு தொட்டு ஊட்டிட்றது. <chuckles> இந்த இட்லி ஆமா.
ஆமாங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆ. அஹ. சேரி, சேரிங்க. நான் கூட அப்டிதாங்க பண்ணுவேன். அதாவது அதுவும் அந்த தயிர உ ஊத்தும்போது கூட வெங்காயம் போடக்கூடாது. வெங்காயம் போட்டா எச்சா கக்கியும் அப்டிங்கிறதுனால, அ, நல்லா ஆ, கெட்டி தயிர எடுத்து சாப்பாட்டுல பெணஞ்சி ஊட்டிருவேங்க நானு. <chuckles>
ஆமாங்க. அதேதாங்க நானும் பண்ணுவேன். ஆனா அப்படியாவது அவங்க சாப்படுறாங்க அப்டிங்கிறதுக்காக வந்து, அத வந்து சேர்த்துக்கிறது ஒரு விதத்தல.
அதாங்க. சரி, சரிங்க. என்ன பிரச்சனைங்கன்னா, சில குழந்தைகள் வந்து தயிரு சாப்பிட மாட்டாங்க. அப்ப அத சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. <laughs>
ஆமாங்க. அதுவும் இருக்கு. <chuckles> அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. ஆனா, வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது பாருங்களேன், நம்ம நல்ல அன்னைக்கு தான் வந்து நல்லா செய்யணும்னு நெனச்சு செய்வோம். அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சொதப்பும். இதே இது அவசர அவசரமா 1 நாள் செஞ்சிருப்போங்க. <laughs> அவசர அவசரமா ஆ. ஆமா. அ அந்த எந்த பொருளும் இல்லாம சரியான ஒரு இதே இல்லாம செஞ்சிருப்போம்ங்க நம்ம வீட்ல அவ்ளோ அருமையா இருக்கும். எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு போட்டி போடுவாங்க அங்க இருக்காது.
ஆஹ. ஆமாங்க. அதேதாங்க. ஆ, அதுவும் எந்த பொருளும் இருக்காதே. இருக்கிற பொருள போட்டு செஞ்சு வச்சிருப்போம். ம். ஆமாங்க. அதேதாங்க. <chuckles> ஆ, நான் எனக்கு இது நடந்திருக்கு. அதாவது மு இப்போ நான் தக்காளி சாப்பாடு செய்யும்போது அந்த அளவுக்கு தக்காளியும் இருந்திருக்காது. "இருக்கிறத போட்டு செய்வோம் நாளைக்கெல்லாம் வாங்கிக்கலாம்." அப்டின்ட்டு செய்வோம் பாருங்க. அ நம்ம என்ன பண்ணுவோம் சரி எதுவும் இல்லைல்ல கொஞ்சம் சாப்பாட்ட குறைச்சுருவோன்னு குறைச்சு செய்வோம். அந்த அன்னைக்கு தான் வருங்க பிரச்சனை. எல்லாரும் சாப்டுவாங்க. நமக்கு இருக்காது.
ஆமா. அஹ. இதுவும் உண்மதாங்க. அதுலயும் நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் வாங்கிருப்போங்க. மெனக்கிட்டு நம்ம பயன்படுத்தாத ஒரு இன்கிரியன்ட்டா இருக்கும். அ, நான் ஒரு தடவ என்ன பண்ணேன்னா? ஆ. கேக் செய்றேன்னு சொல்லிட்டு, அ எல்லாமே வாங்குனேங்க. அந்த ஃப்ரெஷ் ஸ்க்ரீம்லேருந்து பேக்கிங் பவுடர்லிருந்து சோடாலேருந்து எல்லாம் சகலமும் வாங்கிட்டேன் பட்டரு கிட்டரு எல்லாம் வாங்கியாச்சு. ஆனா <chuckles> பார்த்தீங்கன்னா, செஞ்சி ஆ, வெக்கிறேன். அது பார்த்தா, நல்லா உப்பியே வரலங்க. அப்படியே வேகாமலே நிக்குது. ஆமா. அது வந்து அப்புறம் அதுக்கு ஸ்பூன் எடுத்து சாப்டுற மாரி இருந்துச்சு, அதுவுமே சரியா கொஞ்சம் வேகாதனால குழந்தைகளுக்கெல்லாம் குடுக்க முடியல. அது வந்து எல்லாமே வீணா போகுதே! நம்ம வெண்ணெயெல்லாம் இவ்ளோ போட்டு செஞ்சுருக்கோமே. அப்டிங்கிறதுக்காக அது ஏதோ கொஞ்சமாவது நம்ம சாப்பிடணும். சாப்புட்ட வேகத்த காலி பண்ணணும் அப்டிங்கிற மாதிரி முயற்சி பண்ணேன். ஆனா, இந்த சுத்தி உள்ளது தான் கொஞ்சம் வெந்துருந்துச்சு. நடுவுல சுத்தமா வேகல. அந்த மாரி இருந்தது.
ஆமாங்க. ஆமாங்க. அதேதான். இந்த சாஸ்ஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருப்போம். அ. சரிங்க. அஹ. ஆ. அருமைங்க. ம். அச்சச்சோ! ஆஹ. அப்புறம் என்னதான் பண்ணீங்க? அடடா! சரி, சரிங்க. ஆமா. <chuckles> அஹ. ஆஹ. சரிங்க. அது நெறைய வந்து, அந்த அளவு கரெக்ட்டா ஊத்திட்டீங்களா அந்த டின்னுல?